இது இப்பிடி செய்யக்கூடாது. எங்க முறையில இது இப்பிடிதான் செய்யணும். இத செய்ங்க, அத செய்ங்கன்னு சொல்லிட்டு, அந்த அ இதெல்லாம் பண்றவரு இருக்காரு இல்லயா? அவரு வந்து ரொம்ப போட்டு வ கொழப்புறாங்க. ஆமா. <chuckles> எனக்கும் வந்து அப்பிடியே அதிர்ச்சியா இருக்கு. என்ன? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஏன்னா, காதல் திருமணம்னாலே என்னோட மாமனார், மாமியார்க்கிட்டயும் நான் அத பேசிட்டேன். ஆ எனக்கு இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பு. எங்க அப்பா, அம்மாவும்
ஓகே. ம். கொழம்பியிருப்பாரு, ஓகே. ஓகேங்க. இப்போ உங்க வீட்ல எந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க? அவுங்க வீட்ல ஓ! 2 பேருமே சப்போர்ட் பண்ட்டாங்க. அப்பிடிதானே!
ஆமாமா, 2 பேருமே வந்து, அ ஒத்துழைச்சதுக்கு அப்புறம் தான்.
எதிர்ப்பே தெரி ஸ்டார்டிங்ல இருந்து.